ஆமாங்க. ஷாட் லிஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இன்டெர்வியூ எடுக்குறாங்க. நானுமே உள்ள போறேன். அ நெறைய பேர் வந்துட்டு தாடியோட ஒரு மாரி அ நல்லா ஷர்ட், ஃபேன்ட்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இருந்தாங்க.
ம்ஹ்ம். சரி. ஆ. அதாவது ஒ ஒரு நிர்விசாரமா? ஆ.
ஆமா. இல்ல, என்ன விடவே பார்க்க நல்லா இருந்தாங்க. நான் தான் தாடிலாம் வளிச்சிட்டு, ஏதோ ஸ்கூல் பையன் மாரி, ஒரு கான்பிடென்ஸ் இல்லாம போயிருச்சு. என்னடா! எல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காங்க.
அதாவது, அ, ஆமா. அ நேர்காணலுக்கு உகந்த ஒரு உடை தோற்றத்தோடு நீங்க மட்டும் போயிருக்கீங்க. அப்டித்தான் சொல்ல முடியும். அது அதாவது எதாவது ஒரு அளவு.
இல்ல, நான் மட்டும் இல்ல. என்ன மாரி சில பசங்க வந்திருக்காங்க. இருந்தாலுமே, இன்னொரு சில பேர்
இருக்கு அதுல இன்னி ம்.
சொல்லுங்க.
அதான். அதுல நீங்களும் ஒருத்தர்தா அப்டி நல்ல அந்த அந்த உடைய அலங்காரத்தோடு, அந்த நேர்காணலுக்கு வந்திருக்கிற உடைய அலங்காரத்தோடு வந்தவங்கள்ல நீங்களும் ஒருத்தர். அதுல பாதி பேரு அதைக் குறிச்சு கவலைப்படாம ஒரு நிர்விசாரமா வந்திருக்கவங்களும் இருக்காங்கன்னு சொல்ல வர்றீங்க, அதானே?
ஆ, கண்டிப்பா. அப்டி இருக்கும்போது நானுமே அ இன்டெர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அ அது வந்துட்டு, அ டெக்னிக்கல் இன்டெர்வியூ ப்ளஸ் ஒரு பெர்சனல் நம்மள பத்தியெல்லாம் இன்டெர்வியூவும் கூட. டெக்னிக்கல் இன்டெர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு பெர்சனல்ல எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா, நல்ல, நல்ல டிரெஸ் போட்டுட்டு, ஷூ எல்லாம் போட்டுட்டு வந்திருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் ஸ்கூல் பையன் மாரி வந்திருக்கீங்க? அவங்க வந்து அத பாராட்டா சொல்லாம, கொஞ்சம் அத வந்து நெகட்டிவ்வா சொன்னாங்க. நா வந்து, ஐயையோ! என்னடா, ரொம்ப ஃபார்மல்லா வந்து அவங்க என்னை நடிக்கறவன்னு நெனைச்சிட்டாங்கன்னு மட்டும் தான் நெனைச்சுட்டு
ம்ஹ்ம். ம். அதாவது யார் சொன்னது? இன்டெர்வியூ எடுக்கிறவங்க சொன்னாங்களா? நேர்காணல் பார்க்கிற. அ, ஓ! ஓ!
ஆமா, இன்டெர்வியூ எடுக்குறவங்க. நான் வந்து என்னனா நான் வந்து என்ன சொன்னேன்? இல்ல சார், இது வந்து ஒரு ஐ.டி ஒரு ப்ரொஃபஷ்னல் கம்பெனி இது வந்து அந்தக் கம்பெனியோட ஹிஸ்ட்ரி ஒரு 2, 3 பாயின்ட் நான் சொல்லிட்டு, இது வந்து இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அங்க போன ப்ரொஃபஷ்னல் வேல போணும்னு நெனைச்சனே ஒழிஞ்சு. மத்தபடி நானுமே எனக்குப் புடிச்ச உடைகள், அந்த ஸ்டைல்லாவும் இருப்பேன். எனக்கும் அது தெரியும். பட், அ இடத்துக்குத் தகுந்த மாரி இருக்கணும்னு போட்டேனே ஒழிஞ்சு, மத்தபடி எதுவும் இல்ல.
ஆ. சிறப்பு.